இது நான் கூட மறந்துட்டேன். எங்க அம்மா வந்து எடுத்துக்காட்டும். இங்க பார் உன்னோட ஜீ பூம்பா பென்சில்ன்னு சொல்லிட்டு இப்ப கூட திருமணம் வாங்கிருச்சு. நான் வீட்டுக்கு என்னோட கணவரோடல்லாம் போம்போது இந்த பென்சில வச்சு தான் வரைஞ்சு வரைஞ்சு இது வரல. அது வரலன்னு எங்கள போ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னு. கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த மாரி வந்து, அவங்களுக்கு வந்து நான் பண்றதுது செம்ம சிரிப்பாவ இருக்கும். எம் டிவில பார்த்து பண்றது. அதுக்காக அப்ப அந்த விக்ரமாதித்தன்லலாம், ஏதாவ ஒண்ணு ஆச்சு அவரு வருத்தப்படுற மாரி இருந்ததுன்னா, நான்லாம் சரியா அழுக ஆரம்பிச்சுருவேன். ஐயோ! பாவம் பயன் விக்ரம் போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்கவன். பாவோம்மா அப்டின்னுலாம் அழுதுனே ஒண்ணு. அவங்க ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பாத்து கிண்டல் பண்ணி. அது அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப அழுங்கா வரும். ஏன் அப்டி சி சிரிக்கிறீங்க நீங்க அந்த பையன் பாவம் தானே அப்டின்ற மாதிரி.
ஆ. <laughs> <laughs> அஹ. <laughs> <chuckles> ஓஹோ! ஆமா. ஆஹ. ம்ஹ்ம். ஓ! <laughs> சரி, சரி. <laughs> அ. ஆமா. ஆஹா. <chuckles> அதுதான் அதுதான். புரியுது. அந்த வயசுல நமக்கு அந்த பக்குவம் இல்லாம நம்ம செய்றது வந்து இவங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்பவும் பெரிய கேலி கூத்தா தான் இருக்கும். கண்டிப்பா புரியுது. அதுவும் இப்ப வரைக்கும் உங்களோட கணவர் வரைக்கும் சொல்றாங்க அப்டின்னா. அத ரொம்பவே அவங்க அனுபவிச்சுருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் <laughs> ஏன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து த சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லயா? அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரியான நினைவுகள்லாம் இருக்கும். எனக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர் மேன் படத்த பார்த்துட்டு, என்னையும் ஒரு ப பூச்சி கடிக்காதா? எனக்கும் இந்த மாதிரியான சக்திகள்லாம் கிடைக்காதா? அப்டின்னு சொல்லிட்டு நண்பர்களோட பேசி விளையாடு நாட்கள்ல எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களோட பேசனதுல, என்னோட சின்ன வயசுக்கே நான் போயி்டேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நானும் இதே பருவத்தில தான் இருந்தேன். நீங்க சொன்ன எல்லா கதைகளையும் எல்லா கதாபாத்திரங்களையும் பார்த்து நானும் ரசிச்சு. அது ஒரு நினைவுகள்லாம் என்னோட மனசுக்கு திருப்பி கெடைச்சது. உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பகிர்வா இருந்துச்சு. உங்களோட பேசினது மிக்க நன்றி.
நிச்சியம் <laughs> ஆமா. <chuckles> ஆமா. <laughs> ம். <chuckles> கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி.

கண்டிப் இது போக இன்னொன்னு, அந்த ஜீ பூம்பான்னு ஒரு நாடகம். அதுல ஜீ பூம்பா பென்சில் அந்தப் பையன் வச்சிருப்பான். அதுல அந்த பென்சில்ல என்ன வரைஞ்சாலும் அது உடனே வந்துரும். ஒரு கவர் வேணும்னு வரஞ்சா கவர் வந்துரும். <laughs> அ இன்னும் என்னான்னா, எனக்கு அந்த பென்சில் வேணும்ன்ட்டுலாம் ரொம்ப நாள் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பென்சில் எங்க கெடைக்கும்ன்னு தெரியல. வீட்டுல போய் எப்படி சொல்லு தெரில அப்டின்னு. இதுல என்னா ஒரு வந்து பியூட்டின்னா, என்னோட அத்த பையன் வந்து, எனக்கு ஜீ பூம்பா பென்சில் வாங்கி வச்சிருக்கேன்னு, ஊருக்கு வரச் சொல்லி 2 பென்சில் வாங்கி வச்சிருந்தான். அவனுக்கு 1 எனக்கு 1ன்னு சொல்லிட்டு. சும்மா க்ரயான்ஸு அந்த க்ரயான் வந்து என்னான்னா, இது அரக்கு கலர்ல இருக்கும். ஒரு மெரூன் கலர் க்ரயான்ஸு மேல வந்து அந்தப் பொம்மை இருக்கும். மண்டை ஓடு மாரி ஒரு பொம்மை. பெரிய க்ரெயான்ஸு நம்ம சாதாரண பென்சில் அளவுக்குதான் இருக்கும். இதுதான் அந்த ஜீ பூம்பா பென்சில் நான் கஷ்டப்பட்டு வாங்குனேன். உனக்கு 1 எனக்கு 1 அப்டின்னு குடுத்து, நான் அத வரஞ்சு, வரஞ்சு பாத்து அதுல ஒண்ணுமே வரலை!
அப்போ ஆ, ஆமாங்க. ஆமாம்மா. ம், ஆமா. <laughs> ஓஹோ. <laughs> ஆஹா. ஐயோ! ஆஹா. சரி, சரி. அ, ஓஹோ. சரி.
இது இது வந்து நான் ஒரு 2வது, 3வது படிக்கிற அந்த நேரங்கள்ல நெனைக்கிறேன். அ இதுல என்னான்னா, அவன், அந்த பென்சில வரஞ்சு வரஞ்சு தீத்துட்டான். நான் இன்னும் வச்சிருக்கேன். அதுல இன்னும் அந்த விரல் அளவு வந்து அந்தப் பிட்டு என்கிட்ட இருக்கு. எங்க வீட்டுல ட்ரங்க்கு பெட்டியில போட்டு வச்சிருக்கேன். நான் போம்போதெல்லாம் எடுத்துப் பாப்பேன். "இந்தப் பென்சில குடுத்ததானே இந்த ஜீ பூம்பா பென்சில்ன்னு அந்தப் பையன் என்ன ஏமாத்துனான்?" அப்டின்னு அ அந்த அளவுக்கு வந்து, பாதிப்ப குடுத்த ஒரு, அந்த கதாபாத்திரம் ஜீ பூம்பால வர்ற அந்த பென்சில் கதாபாத்திரம். இந்த ஆள் பென்சில்.
அஹா. ம். ஒ பாருங்களேன்! <laughs> ம், <laughs> சரி, சரிங்க. ம். சரிங்க. <laughs> ஆமா, ஆமா. கண்டிப்பா. அதா இதெல்லாம் நீங்கப் பண்றப்போ, உங்க குடும்பத்தினர் உங்கள எந்த மாதிரி பாத்தாங்க? இப்பவும் உங்கள அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அவங்களோட பகிர்ந்துக்குவீங்களா? எப்டி இருக்கும் உங்களோட உறவு?